எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெயின்ல தான் இ கூட்டிட்டு போனாங்க, அப்டி இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா ட்ராவலா இருக்கும். காலையில வெடிங்காலங் பாத்தீங்கன்னா, நாங்க வந்து மணி ஒரு 6:00, 7:00 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க ரீச் ஆகிட்டோம். அப்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கமும் வரல ஒண்ணுமே வரல. அது எப்ப போவோம் ஆமா. வீட்டுல இருக்கும்போது அ தூக்கமே வரல, அது வந்து பாத்தீங்கன்னா 1 த்துக்கு 10 தடவ செக் பண்ணுவோம்ல, இது எடுத்து வெச்சாச்சா, அத எடுத்து வச்சாச்சா, நம்ம தான் ஆர்வமா இருக்கோன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கோம் ஆமா.
செரிங்க. செரிங்க. முந்த முந்தின நாள் நைட்டு. அம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா 5 நாள், ஒரு 1 நாள்னா ஒரு 1 டிரெஸ் ஓட போய்டும். அதுற்குத் தேவயான நம்ம நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ, அந்த பொருள் 1 நாளோட, ஓகே நம்ம பிளான் பண்ணிடலாம். 5 நாளுங்குறப்போ அதுக்குத் தேவையான திங்ஸா வந்து நம்ம பேக் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம என்னதான் வந்து கரெக்ட்டா எடுத்து வெச்சாலுமே, மறந்துடுவோம் சில விஷயங்களெல்லாம்.
ஆமா. ஆமா. ஆமா. நான் என்ன பண்ணேன்னா நோட்டு வெச்சு என்னென்ன எடுத்து வச்சேன். எது எது எடுத்து வெக்கலன்ட்டு, தனித்தனியா எழுதி வச்சுட்டேன். அ, "ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்து வெச்சுட்டோம்," அ அப்டின்ட்டு ஒன்னு ஒன்னா டிக் போட்டு வெச்சுட்டு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவப்படுது அப்டின்னும்போது, நான் என்ன அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வேற 1 துக்கு 10 தடவ, இதெல்லாம் எடுத்து வெச்சுட்டியா, அதெல்லாம் எடுத்து வெச்சுட்டியா? நான் உனக்கு தேவயானதெல்லாம் வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு
ம். சூப்பருங்க. அ. அவரு, ஹா. ஆமா. உங்கள அவ்ளோ தூரம் வந்து, ரொம்ப அடுத்த மாநிலத்துக்கு அனுப்பிச்சு வெக்கிறாரு. அப்டிங்குறபோ ஏதாவது ஒன்னு மிஸ் ஆனாலும், நீங்க வெளில போய் வாங்குகுற மாரி இருக்கும். அதெல்லாம் அப்புறம் யோசிச்சு அவங்க கரெக்ட் தாங்க. எல்லா வீட்டிலயும் நடக்குறது தான். ம்.
ஆமாங் ஆமா. <chuckles> இதுல வேற எங்க அப்பா வேற, என்னன்னா ஒரு பயம் அதுன்னா, அ "சாப்பாடுலாம் கரெக்ட்டா இருக்குமா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்லனா வந்து இந்த பிரெட்டு, எதுக்கோ நீ சேஃபுக்கு எடுத்து வெச்சுக்குறியா. அ, ச அதேதா அப்பா வந்து சப்பாத்தி எதனா செஞ்சு தரட்டுமா?" அப்டிலாம் கேக்கும்போது, "அப்பா அப்டிலாம் இல்லப்பா காலேஜ் ட்ரிப்பா அங்கயே எல்லாமே அரேஞ் பண்ணிட்டாங்க. நீங்கலாம் எதுவும் கவலப்படாதீங்க," அப்டின்னும்போது அப்டி அதுக்கப்புறம் வந்து "காசு காசுலாம் கொஞ்சம் எதனா ஒண்ணுனா உடனே கால் பண்ணு, நான் உனக்கு அனுப்பிச்சு வுடுறன்." அதெல்லாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா, இது பண்ணாத, செலவுக்கு ஒரு ஒரு ரூ. 6,000 கொடுத்தாலும், ஏன் ஏதோ ஒரு விஷயம் "எதுனா ஒன்னு வேணும் அப்டின்னா வந்து, தயங்காம கால் பண்ணு. அதுல வந்து சாப்பாடு எதனா கொறயா இருந்தா, வந்து உடனே இது பண்ணு. நான் உனக்கு காசு அனுப்புற, நீ போய் வெளிய கூட பசங்க கூட போய் சாப்பிடு." அப்டிலாம் சொல்லும்போது ஆமா.
ம். ம். ம். ம். ம். ம். ஏன்னா, 1 நாள் கரெக்ட்டு. ஏன்னா 1 நாள், 2 நாள்ன்னா ஒரு பெருசா ஏன்னா ஒரு 3 தடவ, 3 வேள தான் சாப்பிடப் போறோம். 5 நாள் இங்குறப்போ அவ்ளோ ஏன்னா நெறய விஷயங்கள் இருக்கு. 5 நாள்ன்னு நம்ம சாதாரணமா சொன்னாலும், அந்த டைம்ல வந்து, அது வந்து கல்லூரி டைம்லலாம் 5 நாள் வெளியில போறோங்குறது ஏன்னா புதுசா, நம்ம ஏன்னா, வாழ்க்கை அனுபவமே அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது நமக்கு.